அந்த சினிமா பாடல்கள்ன்றது, அந்த காலத்துல வந்து அப்டி ஒன்னும் நமக்கு டிவியே ரொம்ப அரிதான ஒரு விஷயம். வானொலி தான் அதுவுமே வந்து ரொம்ப பாடல்கள் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த டைமிங் அதெல்லாம் இருக்கு இல்லயா.
வாரத்தில ஒரு மொழியும் கடைக்கும், அவ்வளவு தான. அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. வாரத்தில் 1 முறை 1 ஒளியும் ஒழியும் புரோகிராம்
ஆமாங்க ஆமாங்க, உன்ம உண்மை நீங்க சொல்றது 100/100 உண்மை. அது அந்த மாரி இருக்குற பட்சங்கள்ல வந்து எனக்கு வந்து அந்த அம்மா கிட்டருந்து வந்தது தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியான விஷயம். அம்மா, பெரிய பாட்டி, பாட்டி அந்த மாரி அந்த இதுல வந்தது தான்.
ஆமா. ஆ ஆமா. ஆ ம்.
அதுக்க அது தவர வந்து என்னோட பக்கத்து வீடு அவங்கலாம் இருந்தாங்க எல்லாமே வந்து சொந்தக்காரங்க மாரி தான் வந்து வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல அப்டித்தான் வாழ்ந்தாங்க எல்லாருமே
வீட்டுக்குள் சரி.
இந்த வே வீட்டு பையன், அந்த வீட்டு பையன், கெடையாது நம்ம வீட்டு பையன், மாரி தான் எல்லாருமே அப்டின்ற மாரி தான் நாங்க வளர்ந்தது.
அது கூட்டு குடும்பம், அதுக்கும் அப்பாற்பட்டு ஊரே சொந்தம். அப்டி தான் இருப்போம் இல்லையா?
அததான் ஊரே சொந்தம்னு தான் நான் சொல்லிட்ருக்கேன். <chuckles> அங்கேயும் வந்து பாடல்கள் வந்து இது பண்றதுனால. அ விதவிதமான பாடல்களை கத்துக்க கூடிய ஒரு கத்துக்க கூடியன்றத விட கேட்கக்கூடிய ஒரு அ கொடுப்பினை எனக்கு கெடச்சது. இந்த ஒரு இதுனால அதுலையே வந்து அந்த ஆர்வம் வந்து தூண்ட அந்த அந்த தூண்டல் வந்து ஜாஸ்தியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிவிலாம் பார்க்க ஆரம்பிச்சு அந்த இதெல்லாம் வரும்போது, அந்த எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா, இளையராஜா ஐயா, எஸ்பி பாலசுப்ரமணிய மண்யம் ஐயா.
<chuckles> ஆமா ஆமா. அஹ ஆமா. ம். சரி. ஆமா. ஆ ஆமா. ஒரு கேள்வி காணொலியோட பங்கு உங்க வாழ்க்கைல அந்த இசையில பாதிச்சுருக்கா? அது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல உங்க காலகட்டத்துல, ஆ கானொழி, ரேடியோ.
ரொம்ப நறையா அத தான் நாங்க அத தான் அங்க நான் இப்ப சொல்லவே வர்றது ஒவ்வொன்னா அப்டியே உங்களுக்கு வந்து கொண்டு போலாம்னு தான் வந்தேன். <chuckles>
ஆ. சரி, சரி, சரி. சொல்லுங்க, சொல்லுங்க. அ.
அ அந்த மாரி வந்து பல தரப்பட்ட ஆட்களோட பாடல்கள கேட்கும்போது அதாவது அம்மா வந்து பழைய பாடல்கள் நறையா கேட்பாங்க.

கண்டிப்பாங்க, கண்டிப்பா சொல்றேன், எனக்கு வந்து, ப சிறு வயதில் இருந்தே இசை மேல ஒரு நாட்டம். இசை அந்த கலைகள் எல்லாமே வந்து ரொம்ப புடிக்கும். ஓவியம் வரைவேன், இசை அது ஏனா எங்க அம்மா வந்து கொஞ்சம் பா பாடல்கள்லாம் பாடுவாங்க. அவங்க வந்து, பி.ஏ மியூசிக் பண்ணுறதா இருந்தது. ஆனா அவங்க அவங்களோட ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்களால பண்ண முடியல.
ம்ம் ஓ! சரி. எப்படியோ ஒரு கலைத்துறை குடும்பம்.
ஆ, அதனால வந்து ஒருவேளை அந்த இரத்தத்தில ஊறின ஒரு விஷயமா என்னன்னு தெரியாது. எனக்கு சிறு வயதில இருந்தே அந்த இசை மேலயும் அந்த நடனம், அந்த மாதிரி கலைகள் மேல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி.
அதான், ஆரம்பமே தாயைப் பற்றி சொன்னதனால அது ஒரு கலை குடும்பத்திலே ஆர ஆரம்பிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையே அப்படி தான் கலை குடும்பத்திற்குள்ளாக தான் ஆரம்பமாது.
ஆமாங்க "கலை குடும்பம்" தான். ஆனா எநா நான் மட்டும் தான் அதிலிருந்து "கொலை குடும்பம்னு" வச்சுக்கோங்களேன்.
ம் ம். ம்ஹ். <laughs> எதற்காக அப்படி நீங்க சொல்றீங்க? ஆ அப்படி அதாது அதாவது திறமைகள் இருக்கிறது, அதை சரியாக அதை அந்த குழந்தை பருவத்தில சொல்றீங்க, பயிற்றுவித்துக் கொள்ளவில்லை, அப்படினு சொல்ல வறீங்க நீங்க ஆ.
அதாவது எல்லாத்திலுயும் அரைகுறை. எதையும் முழுசா கத்துக்கல, அரைகுறையா கத்துக்கிட்டேன். ஆமாம் அதை அதை வந்து, நான் வந்து தொடர்ச்சியா வந்து, அத வந்து கொண்டு போக முடியல. கொண்டு போல, ஆ என்னோட என்னோட இதுவும் இருக்கு. அதே சமயத்தில சூழ்நில சூழ்நிலைகளோட தாக்கமும் இருக்குனு வச்சுக்கோங்களேன்.
ம்ஹம் புரிது, புரிகிறது. ஆமா. சரி. ம்ஹம். அது சொல்வதற்கு இல்லை. சரி அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
கண்டிப்பாங்க, அதாவது அந்த சின்ன வயசில இருந்து, அந்த ஒரு ஒரு 1 வயசு வரைக்கும் நம்ம வந்து, நமக்கு வந்து விவரம் வந்து தெரியாது, அதாவது 3 வயசு வரைக்கும் நமக்கு வந்து, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் தெரியும், அம்மா பாடுற தாலாட்டோ, இல்லை எதுவோ அந்த மாரி பாடல்கள் தெரியும், இல்லை சுவாமி பாடல்கள் தெரியும், அந்த சி சி சிவனைப் பத்தியோ, இல்லை ஆ ஆஞ்சநேயரைப் பத்தியோ, இல்லை முருகரைப் பத்தியோ, அந்த மாரி பாடல்கள் தான் நமக்குத் தெரியும், ஆனா அத தான் வீட்ல வந்து கேட்க முடியுனு வச்சுக்கோங்களேன்.
ம்ஹ். ம்.